ஆ, நிச்சயமா. இப்ப வந்து சிறு வயதுல இருந்து எனக்கு டிவி பாக்கரதுங்கறது ரொம்ப பிடிக்கும், அந்த கட்டத்துலயே. அ வீட்லயே வந்து பாத்தீங்கனா, எல்லாரும் கும்பலா ஒண்ணா உக்காந்து, அப்போ வந்து ONIDA ல ஒரு டிவி வைச்சுருந்தோம், ஏனா அப்போ வந்து அந்த பிராண்டுதான் பேமசு இல்லைங்களா? ONIDA அப்படிங்கறது.
சரிங்க. ஆமாங்க. ஆமா, எங்க வீட்லயும் ONIDA தாங்க இருந்துச்சி. அந்த ONIDA விளம்பரம் வரும் பாத்தீங்களா? ஒரு ஆளு வந்து பல்லு கொம்பு வச்சிகிட்டு, அதுதான் ஞாபகத்துக்கு வரும்
ஆ, கொம்பு வச்சுகிட்டு ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அது சூப்பரா இருக்கும். அதுலயும் ONIDA KY ராக்குனு பாத்தீங்கன்னா, சவுண்டு வந்து சூப்பரா இருக்கும், அந்த டிவியில. ஆமா. அந்த இதுதான் வீட்ல TV தான் வைச்சுருந்தோம். எங்க வீட்ல என்னனா, எங்க அப்பா மில்ட்ரி மாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. டிவி பாக்க உடமாட்டாரு. போட்டு அடி வெளுத்து உட்டுருவாரு. டிவி முன்னாடி உக்காந்தா, எப்போவுமே. <laughs>
ஓஹோ! ம். சரிங்க. நல்ல அப்பா. எல்லார் அப்பாவும் அப்படித்தாங்க, எங்க அப்பாவும்தாங்க அவருடைய அந்த காலடி சத்தங்கேட்டா நாங்க குடு குடு குடுன்னு ஓடுவோம் பாருங்க! அப்ப அப்படிங்க அதெல்லாம்.
ஆமா. உண்ம, உண்ம. ஆமா, அந்தமாரி இருந்துச்சு. அப்புறம் ஆனாலும் சில சமயம் அவரு ஆப் ஆபீஸு போயிருவாரு, இல்லனா வெளியில எங்கயாவது போயிருவாருங்கறப்ப எங்க அம்மா கிட்ட கேட்டு டிவிய போட்டு கரெக்டா அவுரு வண்டி சவுண்டு கேக்கும். அது வர்றப்பயே நாங்க குடு குடுன்னு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம், ஆளுக்கு ஒரு டேரக்ஷன்ல நான், என் தங்கச்சி எல்லாம் ஓடிருவோம். அப்பா வந்து பாத்தாருனா, சத்தம் போடுவாரு அப்படினு சொல்லிட்டு, அப்போ ம்.
அவ்ளோதான். ஆனா, அ அப்படி ஓடுனாலே எங்க அப்பா கொஞ்சம் ட்ரிக்கிங்க எங்க அப்பாவோட மைண்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மைண்டு. அந்த டிவியில உள்ள வரம்போதே டிவி கிட்டதா போய் தான் அந்த வாட்ச்ச கழட்டி வைப்பாரு அந்த செல்ஃப் கிட்ட, அப்ப டிவிய தொட்டுப் பாப்பாரு. சூடா இருக்குமா? முடிஞ்சு போச்சு! "யார் யார்? டிவி ஆமா, யார் டிவி பாத்தா? வா இங்க! என்ன படிச்ச? அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நாளே திட்டி திட்டியே தீத்துருவாரு" எங்க அப்பா.
சரி. ம். <laughs> ஆமா. கத முடுஞ்சுது, அப்படினு.